<laughs> நல்லா இருக்கும். ஒருமாரி கேட்கறதுக்கே நல்லா இருக்கும்.
ஏங்கங்க, ஏங்கன்றதே வந்து "என்னங்க" அப்படீம்பாய்ன்க. ஒ ஒ ஒரு ஒரு எடத்துல, "எண்ணுங்க" அப்படீம்பாய்ன்க. "எண்ணுங்கம்மணி!" அப்படிம்பாங்க. <chuckles> அந்த மாதிரி
நீங்க என்னோட, என்னோட ஒரு பழக்கத்தை கேட்டீங்கன்னா சிரிப்பீங்க. நான் வந்து சின்ன வயசுல "என்னோட பாட்டி, தாத்தா சண்டை போட்டுப்பாங்க. நெறைய வாக்குவாதம் வரும்." அ ஒரு நாள் வந்து அவுங்க யாரையோ பத்தி பேசும்போது, தி விளையாட்டா "ஏங்க மாமா! இவ்வளோ சொன்னேன் இல்லைங்க, அவங்க தாங்க மாமா" அப்படீன்னு சொல்லிட்டாங்க. <laughs> நாங்களா கிண்டல்ன்னா கிண்டல், சரியான கிண்டல் பண்ணீட்டுருக்கோம் அவங்கள. கிண்டல் பண்ணி, "என்னது மாமாவா?" அப்படீன்ட்டு, போ புள்ளைங்களா உங்களுக்கு வேற வேலை இல்லைன்னு சொன்னாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, என்னோட பாட்டி காலம் எங்க இருக்கு, என்னோட காலம் எங்க இருக்கு. நான் வந்து திருமணம் பண்ணியாச்சு. மாமியார் வீட்ல இருக்கேன். ஆ என்னோட மாமனார் வந்து என்ட்ட கேட்கிறாரு, "அ மாமா எங்கம்மா?" அப்படீங்கிறாரு. என்னது மாமாவா? இவர் யாரை கேட்குறாரு? இவர் தான ந மாமனாரை தான் நம்ம மாமான்னு சொல்லுவோம். ஐயோ! இவர் யாரை மாமான்னு கேட்கிறார்ன்னு எனக்கு ஒன்னுமே புரியல. அப்பறம் மறுபடியும் அவரோட பேர சொல்லிட்டு, "அ எங்கம்மா அவன்?" அப்படீன்னு கேட்கிறாரு. ஐயயோ! இவரை தான மாமான்னு சொன்னாங்களான்னு சொல்ட்டு எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. அப்ப எனக்கு பாட்டி ஞாபகம் தான் வந்தது.
ம்ஹ்ம். அ. <chuckles> அ. ஆமா. அய்யயோ! அ. அ. உங்களுக்கு திருமணமான புதுசுல நீங்க அப்போ எப்படி கூப்பிடுவீங்க? ஏங்க, போங்கன்னு மட்டும் கூப்பிடுவீங்களோ? உங்கள் கணவரை.
நான் மொட்டையா வாங்க, போங்கன்னு தான் கூப்பிடுவேன். பொதுவா வெளியில 4 பேர் இருந்தா நான் கூப்பிடவே மாட்டேன். <laughs> நான் வந்து
ஆ நான் எனக்கு திருமணம் ஆகும்போது, அந்த கிராமமா அவங்களே சொல்லிட்டாங்க, "மாமான்னு கூப்புடுமா." அப்படீன்னு. நான் ஒரு சில நேரம் இவரை போய் மாமான்னு கூப்பிடுவேன். எங்க மாமனார் திரும்பி பார்ப்பாரு. அதுவே ஒரு மாரி இருக்கும். நமக்கு ஐயயோ!
ஆமா. <laughs> அதுதான். இல்லைங்க, நான் ஆரம்பத்தில எனக்கு ரொம்ப தயக்கமா இருந்தது. அப்பறம் என்னோட தம்பி, தங்கையெல்லாம் இவரை மாமான்னு கூப்பிடும்போது, அவங்க கூப்பிட்டதுக்கப்பறம் எனக்கு அவங்கள்ல பார்த்து அது எளிமையா ஆயிடுச்சு. நான் கிண்டல் பண்ணி, கிண்டல் பண்ணி கடைசியில நானும் அப்படி கூப்பிட ஆரம்பி இப்பல்லாம் நான் அப்படி கூப்பிட ஆரம்பிச்சுட்டேன். <laughs> அ ஆனா ஆரம்பத்தில எனக்கு ரொம்ப புதுசா, "இது என்னடா நம்ம பாட்டிய நம்ம கிண்டல் பண்ணோம், கடைசியில நம்ம நெலைமைக்கு <laughs> இப்படி கூப்பிட சொல்லிட்டாங்களே." அப்படீன்னு.
ஓ! சரி, சரி. <chuckles> <laughs> அ இதுவாது பரவால்லங்க. ஒரு சில இடங்கள்ல அத்தான்ல்லாம் கூப்புடுவாங்க. இன்னமுமே அந்த இது இருக்கு. பழக்கம் இருக்கு. ம். ஆமாமா.
ஐயயோ! ஆமாங்க. குடும்ப வழக்கம். அப்படி இருக்கும் இல்லையா? அதுதான், அதுதான். ம்.
கண்டிப்பா. ரொம்ப அழகா வந்துட்டு "தாய்மொழி எப்படி இருக்கு?" அப்படீங்கிறது ஒ அதுக்கான முக்கியத்துவம் எப்படி குடுக்குறீங்கன்றதையும், "அந்த அ வார்த்தைகள் இந்தந்த ஊர்ல இந்தந்த மாரி பேசுவாங்க." அப்படீன்றத கொண்டு ஸ் கொண்டு போனதும் சரி, "அப்பறம் உங்க வேலையில வந்துட்டு உங்க கணவர் எப்படி வந்து பேசுனாங்க, உங்க வேலையில நீங்க எப்படி பேசுனீங்க." அப்படீங்கிறதும் சரி, "உங்க பாட்டி தாத்தாவுக்குள்ள உள்ள அ கான்வர்சேஷன்ல நான் வந்து நாங்க அங்க கிண்டல் பண்ணோம், ஆனா இப்ப நான் எனக்கு இதே நெலைமை வந்துட்ச்சு." அப்படீன்டு நீங்க வந்து ரொம்ப அழகா அத எப்படி வந்து பகிர்ந்துக்கணுமோ, அப்படி பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றிங்க.
<sneezes>